ஒரு மல மரம் வந்து, அது வளர்ந்து அது பெரிய, பெரிய ஒரு மரமா இருக்கனுன்னா, அதுக்கு அதோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா, அவ்ளோ நெறயாவே இருக்கு. நீங்க வந்து ஒரு மர மரத்தோட வளர்ச்சி, அதில எந்த என்ன பாடம் நீங்க உங்களுக்கு நீங்க கத்துக்குட்டீங்க? இல்ல, அதோட அத பத்தி நீங்க என்ன உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது?
நல்லா அழகா கேட்டீங்க, ரொம்பவே மனதுக்கு இனிமையான ஒரு விஷயம். ஏன்னா, ஒரு மரம் என்பது அ நிறைய பாடங்களுக்கு பாடங்கள நமக்கு சொல்லி தரும். அ இப்போ வந்து ஒரு உதாரணமா, என்னுடைய பள்ளியில நான் சிறு அ குழந்தையா படித்துக் கொண்டிருக்கப்ப அப்ப வந்து ஒரு சிறிய மரக்கன்று அங்க நட்டோம். அ எங்களோட பள்ளியில மரக்கன்று நடுவதற்காகவே ஒரு முகாம் நடத்தினாங்க. அங்கே எங்க ஆசிரியர்கள்லாம் எங்கள அழைத்துட்டு போயி, அங்க இருக்க காலி இடங்கள்ல ஒரு 100, 150 மரக்கன்றுகள நட செய்தார்கள். அந்த மரக்கன்றுகள நட்டு நம்ம வந்து, அ நடர அந்த அப்ப எங் அங்க எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, "உங்க ஒவ்வொருவருக்கும் ரெ 2, 3, அதாவது 5 மரக்கன்றுகள், அந்த 5 மரக்கன்றுகள நீங்கள் தான் அந்த பள்ளியில படிக்கிற வரைக்கும் அத பராமரிக்கணும். தினம் தினந்தோறும் தண்ணீர் விட்றணும், தினந்தோறும் அதுக்கு வந்து எதாவது அதில சேதாரம் ஏற்பட்ருக்கு, அல்லது இலைல பழுது ஏதாவது, பிரச்சனை உருவாகுதுன்னா, அத நீங்க சரி பண்ணணும், அது உங்களுடைய பொறுப்பு." அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்ட்ட விட்டுட்டாங்க. ஏன் அப்டி செய்தாங்க அப்டின்னா, அந்த மரத் அந்த் அந்த மரம் எப்படி வந்து ஒரு குழந்தை போல வளர்த்து எடுக்குறோங்கிற அதில ஒரு அ ஒரு பெரிய ஆ ஆர்வம் வர வேண்டும். அந்த சமூக பற்று வரணும், அந்த மரத்தினுடைய அருமை தெரியணும் நமக்கு. அப்டிங்கிற மாதிரி விஷயங்களுக்காக எங்க சிறுவர்கள தயார்படுத்தணும். அதே நேரத்துல இயற்கைய கார் காக்கணும், சுற்றுச்சூழல பாதுகாக்கணும் அப்டிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சிறு வயதிலயே கற்பிக்கப்படணுங்கிற ஒரு நோக்கத்தில அத செய்தார்கள். ஆ, எங் நாங்களும் மகிழ்ச்சியா சின்ன பையனா இருக்கப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? "பரவால்லையே, மரம் வைக்கிறோம்! ஒரு செடி வைக்கிறோம்!"அப்டின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போய்ட்டு அந்த நெட்டு வைத்து அ வைத்தாங்க. எனக்கும் ஒரு 5 செடிகள் அ பராமரிப்பதற்காக ஒதுக்கப்பட்டது. நானும் ஆ அப்ப வந்து அத வைத்து தினந்தோறும் தண்ணீ ஊற்றி அழகா பராமரித்துட்டு வந்தேன். அதுல வந்து ஒரு சில ஆண்டுகள் போச்சு. ஒரு சில ஆண்டுகள் போறப்ப, நான் வளர்றனோ இல்லையோ, நான் வைத்த அந்த கன்றுகள் அழகா வளர்ந்து வரும். அத பாக்குறப்போ எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும். என்னோட தலைக்கு ஒரு மேல, ஒரு ஒரு 5 ஆண்டுகள்ல ஒரு மரக்கன்று வந்து நான் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய தலைக்கு மேல வளந்து போகுது. அத பார்க்குறப்போ, "ஓ! நம்மளோட மரம் எவ்ளோ அழகா வளருதே!’ அப்டின்னு எனக்கு ஒரு மிக அழகான ஒரு பெரு
ரொம்ப நன்றி. ம். ஓ. <laughs> ஓ, ரொம்ப அருமை! <chuckles> ஆஹ. <chuckles> ரொம்ப அழ. நம்மள நம்மளுக்கு, நம்மளோட ஒரு கொழந்த மாரி இருக்கும் இல்லையா?
ஆமா, ஆமா. அது, அந் ம்.
அது இப்ப என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எந்த மாரி செடின்னு?
அது வந்து ஒரு, ஒரு மாங்கன்றுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அந்த பூச்செடி, ஆ சில வகையான அந்த இந்த மரங்கள் இருக்கும் இல்லையா? அந்த "புங்கன் மரம்" அப்டின்னு சொல்வாங்க. அது அப்றம் இந்த அரச மரம், இந்த மாரி செடிகள தான் வச்சோம். ஏன்னா நீண்டகால அடிப்படையில தண்ணீர் குறைவாக இருந்தாலும், அது தாங்கி வளரக்கூடிய வகையிலான மரங்களா பார்த்து தான், கன்றுகளா தான் எங்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா, ஒரு வேள அதுக்கு தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கு பிரச்சனை, வறட்சி காலத்திலயும் அது தாங்கி நிற்கணுங்கிற ஒரு அடிப்படையில, அந்த மரங் அந்த மரக்கன்றுகள பரிந்துரை பண்ணாங்க. அ அப்டி வந்து வைத்து வளர்ந்து வர்றத பாக்க பாக்க அவ்ளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அ அந்த அந்த மரம் வந்து அ ஏதோ எனக்கு ஒரு மகிழ்ச்சிய தரக்கூடிய அளவுல நான் பார்த்தேன், ஆனா உண்மையில அதனுடைய பின்னணி வந்து ரொம்பவே அற்புதமானது ரொம்பவே மனதிற்கு இனியதானது. என்னன்னா, அந்த மரம் வளர்ந்து சமூகத்திற்கு எவ்வளவோ ஒரு பயன தரக்கூடிய ஒரு விஷயம் அப்டிங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. அ எனக்கு வந்து என்னுடைய பார்வை எல்லாம் அந்த மரத்திற்கு நம்ம வளர்க்கிற மரம் உயர்ந்து வருகிறதே அப்படின்னு எனக்கு ஒரு மகிழ்ச்சி தந்த ஒரு விஷயமா தான் அப்ப நான் பாத்தேன். ஆனா அது சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப முக்கியமானது. அ மரங்கள் வளர்ப்பது சுற்றுச்சூழல ரொம்பவே பாதுகாக்கும் அப்டிங்கிறதெல்லாம் நான் பின் நாள்ல தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஆமா. ஓ. கண்டிப்பா. ஆஹ.
அப்படி மரம் வளந்து வந்துகிட்டே இருந்தது, நானும் வளர்ந்தேன். என்னுடைய ப அதே பள்ளியில தான் படித்தேன். அ நிறைய மாணவர்கள் வந்து அந்த ம ஒரு மேல் வகுப்புக்கு போக, போக பெரிய ஆசிரியர்கள்லாம் கட்டாயப்படுத்த மாட்டாங்க, நீங்க ஏன் போய் மரத்த இன்னும் உங்க மரத்த பாக்கலைன்லாம். ஏதோ ஒரு சில ஆண்டுகள் கேட்பா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இருந்தாலும் சில மாணவர்கள் மட்டும் அவுங்களோட மரம் அப்டின்னு அந்த ரொம்பவே அவுங்கள் அந்த மரத்தோடைய ஒரு பிடிப்பு வந்துவிட்டது. ஒரு இணை, அதாவது அ அந்த ம இது நம்ம தான் பராமரிக்கனும், இது நம்மளுடைய மரம் அப்டிங்குற ஒரு அ ஒரு இணக்கமும், ஒரு நெருக்கமும் வந்துருச்சு. அ உணர்வு உணர்வோட பாக்க ஆரம்பிச்சுட்டோம். அப்ப வந்து அ எங்களுடைய 12ஆம் வகுப்பு தேர்வு காலம் அது. இறுதி நாட்கள். மரம் நல்லாவே வளர்ந்து நிற்கிறது. அ அ க ஒரு கடைசி நாள் அன்று அந்த மரத்தோட போய் உரையாடக்கூடிய நிலவுக்கு நிகழ்வெல்லாம் அந்த ஒரு பாசப்பிணைப்போட ஒரு 2 மரம் வந்து 5 கன்றுகள் வைத்ததில 2 வந்து நல்ல மரமாக வளந்துருச்சு. அ மத்ததெல்லாம் கூட சிறிய அளவுலயே செடியிலயே அது வந்து அ காய்ந்துவிட்டது, அந்த மாரி அழிந்துவிட்டது. ஆனா இந்த 2 மட்டும் வந்து நல்லா வளர்ந்து வந்தது. அது பாக்குறப்ப அத பிரிய மனம் இல்லாமல் அந்த கடைசி நாள் ரொம்ப ஒரு ஏக்கத்தோட, அந்த மரத்தோட உரையாடிட்டு வந்த நிகழ்வெல்லாம், எனக்கு இன்னமும் மனதோட நிழலாடுகிறது. அந்த அ எப்புடி இன்னா? அ "நான் உன்ன விட்டு பிரியப்போறேன், இனிமே உன்ன யார் பாத்துப்பா?" அப்டின்னு ஒரு யாரோ ஒரு குழந்தைகிட்ட பேசுற மாரி நான் அந்த மரத்துகிட்ட பேசின ஞாபகம் இன்னுமே என் மனசுல நிக்குது. அப்ப வந்து ஒரு வழியா அப்படியே அந்த அங்கேருந்து புறப்பட்டோம். நான் ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், "தயவுசெய்து இந்த மரத்துக்கு தினம் தண்ணீ ஊத்துங்க, நல்லா பாத்துக்கங்க." அப்படிங்கிற மாரி பரிந்துரைலாம் சொன்னேன். "நீ ஒண்ணும் கவலைப்படா" அவர் எனக்கு ஆறுதல் சொன்னார், "நீங்க ஒண்ணும் கவலப்படாதப்பா, அதெல்லாம் பாத்துக்குவோம் நாங்க. அத நம்ம நல்லா இன்னும் பெரிய மரமாக்க வேண்டியது எங்களுடைய கடம."அப்டின்னு சொன்னார். அடுத்து நான் பிறகு வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 7 ஆண்டுகள் கழித்து அந்த பள்ளிக்கு மீண்டு போனேன். என்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சு, என்னுடைய கல்லூரி படிப்பெல்லாம் முடித்து ஒரு பணியில சேர்ந்துவிட்டு ஒரு மாணவர் சந்திப்பு, எங்களுடைய பழைய மாணவர்கள் சந்திப்பு நடத்துனாங்க
ம். ஆமா. ம். ம். <chuckles> ஓ. ஓ. <chuckles> ம். ம். ம். ம். ம்.
எங்களுடைய நண்பர்கள் எல்லாம். அப்ப வந்து, மீண்டும் நான் என்னுடைய பள்ளிக்கு போனேன். அப்போ என்னுடைய மரத்த போயி முதல்ல பார்த்த, என்னுடைய மரத்த தான் பாத்தேன். போய் நான் என்னோடைய கட்டி அணைத்து, அந்த மரத்தை பார்க்கிற பொழுது, எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைத்தது. அதாவது ஏதோ ஒரு ஆமாமா நல்லா வளர்ந்து ஒரு அது வந்து மாமரம் ஒரு ஒரு மா மாங்கன்று தான் வச்சோம். அது ஒரு நல்ல ஓரளவு பெரிய மரமாவே வளர்ந்து அத இலை விட்டு, அழகா பச பசேலுன்னு நல்லாவே பராமரிச்சுருந்தாங்க. இன்னொண்ணு புங்கன் மரம்னு நினைக்கிறேன். அந்த புங்கன் மரமும் நல்லாவே வளர்ந்திருந்தது. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஏதோ ஒரு மனநிறைவு. அங்க போய், "அப்பா. நம்ம வைத்த மலரும் நம்ம அ கையால அத நட்டோம். அதாவது இன்னைக்கு இவ்ளோ பெருசா வளந்துருக்கே!" அப்டின்னு சொல்லி ஒரு, ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைத்தது. அப்புறமா வந்து அ என்னோட கைகளால ஒரு ரெ 2 பக்கெட் தண்ணி எடுத்துட்டு போயி அதில ஊத்தி அதில மகிழ்ந்தேன். அப்ப வந்து அ அந்த மரம் எனக்கு என்ன பாடத்த கற்று கொடுக்கதுன்னா, அ மரத்திற்கும் உணர்வுண்டு, உயிர் உண்டு. அத வந்து ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னிக்கு வந்து அ நம்ம சாலைகள்ல வந்து போறப்ப வந்து எளிதா வந்து அந்த மரத்த வந்து அழிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பாப்போம். அ ஒரு சிறிய மழை பெய்தாலே அது வந்து அந்த மரங்கள் சாய்ந்து கிடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப மனம் ரொம்பவே வலிக்கும். ஏன்னா ஆ சில மரங்கள் எல்லாம் வந்து 100 ஆண்டுகள் பழமையானதா இருக்கும். அது வந்து நமக்காக வந்து அ இந்து பல நிலைகள்ல பல சூழ்நிலைகள்ல நம்மளுடைய அ சுற்றுச்சூழல பாதுகாக்கறதுக்கு எவ்வளவோ பங்களிப்ப குடுத்திருக்கும். இந்த மழை பெய்யறதுக்கு உதவரதுல இருந்து, அ நமக்கு இந்த பொல்யூஷன வந்து கட்டுப்படுத்துறதலிருந்து எவ்வளவோ விஷயங்களுக்கு உயிரோட்டமா அது கொடுத்த, அந்த ஆக்சிஜன வெளியிட ஆக்ஸிஜன் கொடுக்குறதுலருந்து இவ்ளோ விஷயங்கள செய்த மரம் ஒரு நாள் ஒரு புயல் ஒரு மழை காற்றுனால அது தன்ன வேரோடு சாய்ந்து கீழே கிடக்கிறத பாக்குறப்ப அவ்வளோ ஒரு மனம் வலிக்கக்கூடிய நிலை இருக்கு.
ஆ. ம். மொதல்ல மரத்த போயி நீங்க கட்டி புடிச்சீங்களா? <chuckles> எ எப்புடி அது வளர்ந்து இருந்ததா? நீங்க போன டய அ. அ. ஒரு சந்தோஷம். ஆமா. ஆமா. ஆ. ஆ. ம். ஆ. ம். ஆமா. விஷ்யம். ரொம்ப வருத்தமா இருக்கும். நீங்க இது சொல்லும்போது எனக்கு ச எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடுச்சு. எங்க கோயில்ல பாத்தீங்கன்னா, இந்த ஆலமரம் 1 இருக்கு. சின்ன வயசுலருந்தே நான் பாத்துட்ருக்கிற ஆலமரம் தான். அது வந்து அந்த ஆலமரம், நான் வளக்கல இருந்தாலும் எனக்கு அந்த ஆலமரத்து மேல ஒரு, அவ்வளோ ஒரு அஃபெக்க்ஷன்னா இருக்கு. அ நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பாததீங்கன்னா, பொவ் நா இந்த வேல அதெல்லாம் வந்து வெளில போயி, திருப்பி ஒரு வாட்டி வரும்போது, இந்த மரம் வந்து ஃபுல்லா கட் பண்ணியிருக்காங்க. பாத்த உடனே எனக்கு வ்வ மனசுல அவ்ளோ வலி! எ ஏன்னா நம்ம கூட இருந்த யாரோ ஒன் போன மாதிரி. அந்த
ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி சரி. ஓ. ஆமா. அது ஒரு நல்ல பார்த்து பழகிய ஒன்று இல்லையா? அந்த உணர்வு வராட்டி தான் நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும்.
ஆமா. அந்த மரத்து கூட நான் சின்ன வயசுல பேசிருக்கேன். பேசிருக்கேன், அந்த மாரி இருக்கும்போது எனக்கு அதுக் அதுக்கு அது இல்லங்கிறப்ப வரும்போது, ரொம்ப ரொம்ப மனசுல வலிச்சுது. இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு அது தான் அந்த மரம் தான் ஞாபகம் வந்துட்ச்சு.
ம். அப்படியா? அடடா! நிச்சயமா, நிச்சயமா, ஏன்னா அந்த ஞாபகம் வருது இல்லையா உங்களுக்கு. அதுதான் வந்து உண்மையான உணர்வு. ஏன் அப்டின்னா, நம்ம வந்து பார்த்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் மனது வந்து ஒரு எடத்தில அழகா ப வைத்துக்கொண்டு அதை அசைப்போடக்கூடிய ஒரு நிகழ்வு எப்பயுமே மனிதர்கள்கிட்ட இருக்கும். உங்கள்ட்ட வந்து அந்த இயற்கையோட நம்ம ஒன்றி இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் வந்து எதிர்காலத்திற்கு சிறந்தது. அது வந்து நம்ம சந்ததியினரையும் வந்து நல்லபடியா வைத்திருக்க உதவும் அப்டின்னு நான் நம்புறேன். அப்படி தான் வந்து இந்த மரங்கள்லாம் இன்னைக்கு அழிக்கப்படுறத பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழலா இருக்கும். அப்புறம் என்னுடைய அந்த பள்ளியில இருக்க மரம் இன்னிக்கும் வந்து அந்த 2 மரங்களும் நல்ல நிழல் தரக்கூடிய இடம்மாகவும் ஆ.
கண்டிப்பா. ஆமா. ஆமாமா. பாக்கும்போது. ந இருக்கு இல்லையா, நீங்க அ நீங்க இப்பவும் திருப்பி ஊருக்கெல்லாம் போம்போது, ஒரு வாட்டி அப்டியே போய் பாப்பீங்களா ஏதாச்சும்? <chuckles>
நிச்சயமா, எனக்கு எப்போலாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, அப்பலாம் அங்க போயிட்டு ஆ அது
போய் பார்த்துடுங்க. இப்ப உங்க கூட இருந்த நண்பர்கள் வந்து, அவுங்களும் இதே மாரி மரம் வந்து வளர்த்து இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் அது அதெல்லாம் எப்டி இருக்கு? அதோட
ம். ஆ, நல்லா கேட்டீங்க. அந்த மரங்களும் சில மரங்களும் நல்லாவே வந்திருக்கு. எனக்கு எப்படி நான் வைத்த 5 கன்றுகள்ல, 2 நன்றாக வந்து வளந்து நிக்குதோ, அதேபோல அவுங்க வைத்த மரங்களும் 1 2 ஒவ்வொரு நபருக்கும் 1,2 மரங்கள் நன்றாக வளர்ந்து நிக்கிறது. அதுல என்ன ஒரு ஒரு ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி என்ன அப்டின்னு சொன்னா, அவுங்களாம் வந்து எல்லாருமே வந்து அதே போல அவுங்க வைத்த மரங்கள உணர்வு ரீதியா அணுகுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியில இருக்காங்க, சில பேர் வெளிநாடுகளுக்கு போய்ட்டாங்க, அப்படிலாம் இருக்கப்ப அவங்களால வந்து தொடர்ந்து வந்து அந்த விஷயங்கள் மேல கவனம் செலுத்த முடியல. இப்ப அந்த பள்ளிக்கு, ஊருக்கு வந்து பார்ப்பது, உணர்வு பூர்வமா அணுகுவது இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் குறைவுதான் நினைக்கிறேன். இருந்தாலும்
ரொம்ப. ம். ஆஹ. ம். முடியாது. ஆனா எவ்ளோ பெருமையான விஷயம் இல்லையா? இப்ப ந நம்ம நீங்க வந்து ஒரு மரம் வளர் வளக்குறீங்க. நீங்க வந்து ஒரு, நம்ம அ நேச்சர்க்காக எவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க இல்லையா? சின்ன வயசுல நீங்க அது பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளா
ஆமா. அதெல்லாம் எதுவுமே பண்ணல. நீங்க வந்து தா என்ன வந்து அவ்ளோ அந்த அளவுக்குல்லாம் யோசிக்க தேவையில்ல. இது
இல்லல்ல. அது அப்டி இல்ல. ஒரு மரம் ப, ஒரு மரமா இருந்தா கூட, அந்த ஒரு மரத்திலருந்து கெடைக்கிற குணம் இருக்குல்ல, இப்ப அங்க அந்த பள்ளிக்கூடத்தில படிக்கிற கொழந்தைகளுக்காச்சும் இருக்காதா என்ன அதிலருந்து? அது வந்து அது. ம்.
நிச்சயமா. இல்ல, நிச்சயமா, உங்களோட வ புரிதலுக்கும் உங்களுடைய என்ன பற்றின இந்த ஒரு இதுக்கும், எனக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து என்னோட பணிங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சும்மா, என்னுடைய ஆசிரியர் சொன்னாங்கங்கிறதுக்காக நான் வச்சேன் நான் என்னுடைய குழந்தை பருவத்தில. அப்படிதான் அப்ப நினைச்சேன். ஆனா அவுங்க ஏன் இப்டி செய்ய சொல்லியிருக்காங்கங்கிற விஷயத்த நான் வளர்ந்தபோதுதான் என்னால உணர முடிஞ்சது. நான் உணர்வேன் அப்படிங்கிறது என் மாணவர்களாகிய நாங்கள் அதை பின் நாள்ல உணர்ந்து கொள்வோம்னு சொல்லி அந்த ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆ, அத வந்து அப்ப வந்து "நீ விளையாட்டா நீ வை, நீ தான் பாத்துக்கணும்"அப்டின்னு எங்களுக்கு வந்து கட்டாயப்படுத்துறாங்களோன்னு தொடக்க காலத்ல கூட தெரிஞ்சுது. ஆனா அதுக்கப்புறம் அதனோடு ஏற்பட்ட உணர்வு இருக்கு இல்லயா? மரங்கள் எவ் எப்படி இந்த சமுதாயத்துக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று அது வந்து சமுதாயத்தில மிகப்பெரிய பங்களிப்பு அளிக்கிது. நம்மளுடைய சுவாசிக்கக்கூடிய ஆக்ஸிஜன் காற்ற கூட அந்த மரங்கள் தான் கொடுக்கின்றன என்பதெல்லாம் எங்களுக்கு பின் நாள்ல அந்த ஆசிரியர்கள் ஏன் எங்கள அப்டி செய்ய சொன்னாங்கன்னு இன்னைக்கும் அந்த ஆசிரியர்கள நினைத்து நாங்க பெருமப்படுறோம். ஆ, அந்த மாதிரியான விஷயங்கள் தான்.
ஆமா. ம். கண்டிப்பா. ம். ஆ, ஆமா. கண்டிப்பா. இப்போவும் இப்போவும் அந்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள் பண்ண வைக்கிறாங்களா? கொழந்தைங்க கிட்ட.
ஆ இருக்காங்க, ஆனா அன்னைக்கு இருந்த ஆசிரியர்கள் போல சிலர் இன்னைக்கு இல்லைங்கிறதும், ஒரு, ஒரு த தயக்கத்துக்குரிய வ வருத்தமான செய்திதான். இருந்தாலும் ஒரு சில ஆசிரியர்கள் அதெல்லாம் செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. அ அவுங்க வந்து பள்ளி வளாகத்தில வைக்கிறாங்க. அப்புறம் சில இந்த நாட்டு நலப்பணி திட்ட முகாம், ‘என்எஸ்எஸ்’ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முகாம்களுக்கு அழைத்துச் சென்று சில கிராமங்களில அந்த மரங்கள மரக்கன்றுகள நட்டு அ வைக்கிற பழக்கங்கள்லாம் சொல்லி தராங்க மாணவர்கள்ட்ட அ விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கன்னு கே கேள்விப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
ஆமா. ம். ஆமா. இப்ப நீங்க ச சொன்னது வச்சுட்டு ஆ எனக்கு என்னன்னா ஆ இப்போவும் அந்த மாதிரி இது இதுரு ஒரு நல்ல கல்ச்சர் இல்லையா? இப்ப வந்து அ ஸ் ஸ் ஸ்கூல்லேயோ பள்ளிக்கூடத்துலையோ, இல்ல, நம்ம இருக்குற இடத்திலேயோ பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்குற பொல்யூஷன் அது, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு விஷயம், கொழந்தைங்களுக்கு கத்துக் கொடுத்தானா அது ரொம்ப, ரொம்ப அழகான விஷயம். ரொம்ப, ரொம்ப நாட்டுக்கு நல்லது. இல்லையா? இல்லைனா, எல்லாக் இனி வரப்போற ஜெனரேஷன் க்கும் நல்லது இல்லையா? நீங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுது அத பத்தி?
நிச்சயமா. இது ஒவ்வொரு இடத்துலயும் ஆ கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பணி. இதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல.
ஆமா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க சின்ன வயசுலருந்து பண்ணியிருக்கிறீங்க. இப்ப உங்களோட குடும்பத்துல யாருக்காச்சும், இந்த மாரி ஒரு விஷயம் நீங்க சொல்லி குடுத்தீங்கன்னு, "நீ பண்ணு. இது வந்து ஒரு மரம் நடு. நீ வந்து இதுக்கு தண்ணீ ஊத்தணும்." அப்பிடி
என்னுடைய குழந்தைகளு எங்களுடைய வீட்டுலருக்கவங்க, எங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயங்கள நாங்க வந்து சொல்றோம். மரம் வளர்ப்பது எப்பவே எப்பிடி ரொம்பவே அவசியம் அப்டிங்குற விஷயத்த, நாங்க கற்றுக்கொண்ட அனுபவத்த, எங்களுடைய அவங்களுக்கு அடுத்த சந்ததியினருக்கு முடிந்த வரை கொடுத்து, அவங்கள வந்து தயார்படுத்திருக்கேன். ஆமா.
சொல்லி குடுத்துருங்க. கொடுத்தே ஆகணும். அது ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? அதுவும் அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நம்ம 2 மரத்த வளர்த்தோம். அவ்வளோ தான் ஆச்சுங்குற மாரி இருக்கக்கூடாது. இல்லையா? நம்ம வந்து அது வந்து அடுத்த ஜெனரேஷன் வரப்போற ஏன்னா இப்ப இருக் இப்போ வந்து இருக்குற பொல்யூஷன் அது. எல்லா பிரச்சனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய வந்து நம்மளுக்கு தேவை, இந்த மாரி விஷயங்கள். நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன். எல்லா ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயம் பண்ணணும். அப்ப தான் வந்து நம்மளுக்கும், இனி வரப்போற ஜெனரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம் நெறை நெறை நெறைய விதத்துல உதவும். இல்லையா? அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு, உங்கக்கூட பேசனது. நீங்க சொன்ன விஷயம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ஏனா ஆ ஆ ரொம்ப எமோஷனல் ஆவும் இருக்கு. ஒரு ஒரு இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றது வைச்சு, நீங்க அந்த வைச்ச மரம் வளர்த்துனதும் அது அது எப்பிடி வளர்ந்தது? இதெல்லாம் நீங்க சொல்லும்போது. கொஞ்சம் எமோஷனல் ஆவும் இருக்கு. ஆனா ஆ அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகான விஷயம் வந்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு, உங்கள பத்தி, <chuckles> நீங்க இப்டி சொல்லும்போது. நா நெறைய பேரு அந்த மாரி பண்ணனும். ஸ் எல்லா கல்லூரியிலும் அந்த மாரி இருக்குனும்ங்குற நான் நம்புறேன். <tsk> ரொம்ப ரொம்ப நன்றி, உங்க கூட பேசனது.
ஆமாமா. நிச்சயமா, நிச்சயமா. நீங்க சொல்வது ரொம்பவே சரி. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. சரி. ம். கண்டிப்பா. நிச்சயமா. உங்களோடு பேசியது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி.